இப்ப உங்களுடைய மனைவிக்கு மா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்லையா உங்க மனைவி வந்து இந்த மாதிரிலாம் வந்து இன்னும் நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டா நல்லாருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னது உண்டா, இல்ல அவங்க உங்கள்ட்ட சொன்னது உண்டா.
கண்டிப்பா. நான் என்னன்னா இப்போ நிறைய பிரிண்டட் ஷர்ட்ஸ் போட ஆரம்பிச்சுட்டேன். என்னன்னா ரொம்ப இந்த ஃபிளவர் ஃபிளவரா கொஞ்சம் இந்த கோவா ஹவாயிலல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா?
ஆமாங்க. ஏங்க இன்னும் வாலிப வயசுலேயே சுத்துற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா கல்யாணம் ஆனத மறைச்சிட்டு?
வாலிப வயசுதாங்க இன்னும் குழந்தை கூட பொறக்கலா. நான் ஒரு அப்பா கூட ஆல ஒரு 26 வயசு தான் ஆகுது.
அதுக்காற் கல்யாணம்லாம் ஆய்டி அதெல்லாம் இல்லைங்க கல்யாணம்லாம் ஆகிடுச்சுல்ல அதனால அதெல்லாம் போடக்கூடாது.
<laughs> இருந்தாலும் இந்த வயசில தான இதெல்லாம் போட முடியும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அந்த மாரி டிரெஸ்க்கு மாறிட்டேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லா தெரியும் வெளிய சும்மா ரொம்ப புரொபஷனல்லா ரொம்ப நல்லவன் மாரியே எவ்வளவு நாளைக்கு நடிக்கிறதுங்கிற மாரி ரொம்ப புரொபஷனல்லா ரொம்ப போம்போதெல்லாம் பார்மல்ஸ்லே போனா நல்லாக்கிற மாரி இப்போ ஒண்ணு, ரெண்டு வருஷமா நிறைய பிரிண்டட் ஷர்ட்ஸ் எடுத்துட்டேன் கலர் கலரா யாரு பார்த்தாலும், "என்னடா கோவாக்கு வந்திருக்கியா? ஹவாயக்கு வந்திருக்கியா? என்னது இது?" அப்படின்னு கேட்பாங்க. எங்க மாமியார் கூட அப்படித்தான் கேட்பாங்க. மாப்பிள்ள, என்னது இது? நான் கோவாக்கு டூர்ல்லாம் கூட்பிட்டு போல. வீட்டு வெளியே தான் போறோம். கோவிலுக்கு போறோம். ஏன் இந்த மாரி ஷர்ட்ஸ் போட்ருக்கிங்கன்னு அவங்க கூட கேட்பாங்க.
ம், ம். <chuckles> அந்த அளவுக்கு அவங்க அவங்களே வந்து கிண்டல் அடிக்கிற அளவுக்கு நீங்க வந்து அவங்களுக்கு வந்து பூ போட்ட டிரெஸ்ஸே நீங்க போட்டு அ வெறுப்பேத்திருக்கீங்கன்னு சொல்லலாங்க நீங்க.
ஒண்ணு இல்லத்த சும்மா ஒரு ஜாலி தான் அப்படின்னுடுருவேன். கண்டிப்பா. அதுவும் சு நார்மலல்லாம் இருக்காதுங்க. பயங்கர உலகத்தில இருக்குற எல்லா கலர்ஸ்ம்மே அதில இருக்கும்னு வைச்சுகோங்களேன். அந்த மாரி தான் எடுப்பேன். சோ இப்ப ரீசென்ட்டா எங்க மனைவி வந்து அது ரொம்ப அவளுக்கு போர் அடிச்சுருச்சு. அய்யய்யோ முடியலடா. தயவுசெஞ்சு மாத்திபோடு. ஏதோ ஏன்னா லவ் மேரேஜ் தான சோ இந்த மாரி நிறைய விஷயங்கள் ஜாலியா பேசிப்போம். "தயவுசெஞ்சு நீ மாத்து! உனக்கு அழகா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க கொஞ்சம் இந்த பிளைண்ட் ஷர்ட்ஸ் கொஞ்சம் புரொபஷனல்லா திரும்ப பழையபடிக்கு எடுத்து தர்றாங்க. சரி, ஓகே. ஒண்ணு அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே? எல்லா நேரமும் இப்படியே போட்டு போன பைத்தியக்காரன் நெனச்சுருவங்கன்னு சொல்லிட்டு ஆமா.
அடடா! ஆமாங்க. அதும் பார்த்தீங்கன்னா இந்த மெரி நீங்க சொல்ற மெரி இந்த கோவிலுக்கெல்லாம் இந்த மெரி பிரிண்டட் சட்டைலாம் போட்டுருப்போனா, சாமிய எல்லாரும் பார்க்குறாங்களோ இல்லையோ, உங்கள தான் வந்து பார்ப்பாங்க.
<laughs> ரொம்ப டிரடிஷனல்ல தாங்க போயிட்டிருந்தேன். சரி ஒரு மாற்றம் ஒன்று தானே மாறாதுன்ற மாரி, சரி மாத்தி தான் போடுவோமே அப்படின்ற மாரி போட்டேன். இப்ப திரும்ப வந்துட்டு நீங்க சொன்ன மாரி, "உன் வயசுக்கு, உன்னோட நீ நல்லா இருக்கல்ல! இந்த மாரிலாம் போடாத. எல்லோரும் உன்னை என்ன நினைப்பாங்க?" அப்படின்னு சொல்லி அப்ப மாத்தி விட்டுட்டாங்க. சரி நானும் நல்லது சொல்றாங்கன்னு இப்போலாம் அப்படி கேட்டுக்கிறதுங்க.